இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்பள நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இப்போ வந்து, அதிகமா வந்து நம்ம வந்து ஃபோன் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த தொலைபேசி வந்து அதிகமா பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அது பயன்படுத்துறனால நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் உள்ள வேலைகளே வந்து அ சிதறி போகுது. அதை வந்து நம்ம பண்ணாம வந்து உட்ர்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் வந்து நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிக்கிறப்ப, அதில மேலே இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறப்போ, அடுத்து என்ன பார்க்குறோம், ஏதாவது மேலே அறிவிப்புகள் வந்துருக்கான்னு பார்க்குறோம். அதை பார்த்துட்டு, அதை கிளிக்கப் போடுறோம். உள்ளே அப்படியே போகுது. அதுவே ஒரு 1 மணி நேரம், 0.5 மணி நேரம் சுத்திக்கிட்டே நம்ம வேலைகளே இதா இதாவிடுது. அந்த மாதிரி அ உங்களோட வாழ்க்கையில, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அறிவிப்புகள்லாம் பார்த்துட்டு, அந்த கவனத்தை திசை திருப்பி அதுக்குள்ளே போகிற மாதிரியான வ நின் நிமிடங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்துருக்கா, அதை பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. எனக்கு அப்படியலாம் நடந்திருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்காக அலாரம் வைப்பேங்க. அலார்ம் அடிக்கும் அப்பம்போ, நானு எந்திரிச்சுருவே. எந்திரிச்சுட்டு, நா எப்பவுமே என் என்ன பண்ணுவேன்னா, ஒரு தடவ அலாரம் வந்துருச்சா, நம்ம எந்திரிக்காம போய்ட்டா என்ன பண்ணுறது, அதனால ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு அலார்ம் வச்சிருப்பேங்க, 2வது அலாரம்.ஆனா நா முத அலாரத்தில எந்திரிச்சுடுவேன். எந்திரிச்சுட்டு, அப்பம்போ தெரியாத்தனமா இந்த தொலைபேசி தா அலாரம் வைக்கிறேன் இல்ல, நம்ம தொலைபேசிய கையில எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புற நெட் வேற ஈஸியா ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணிட்டோனா, அது வேற நமலுக்கு வந்து இப்போ ஆ மோடத்தின் மூலமா ஆன் பண்றதா இருந்துச்சுனா, இதாவது ஒரு ஐஞ்சு நிமிஷம் எடுக்குங்க. அந்த நெட் கனெக்ஷன் ஆகுறதுக்கு. இதோ வந்து மொபைல்இல இருக்கிற நெட் ஆச்சுனா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நொடியு கூட எடுக்காதுங்க. அப்பவே கனெக்ட் ஆகிடும்ங்க. அப்ப ஆன உடனே போ கடகடனு வந்து ஏதோ மழ கொட்ற மாதிரி அப்படியே நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க.
சரி. ஆ. <laughs> ஆமா. ம். <laughs> ஆமா. நம்மளுக்கு ஆர்வம் அது தாங்காது. ஏ டக் டக்குன்னு எதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிருவோம்.
ம். ஆமாங், எனக்கு பாத்திங்கன்னா, வேலை எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமா தான் வொர்க் பண்றனால, எனக்கு பார்த்திங்கன்னா, அந்த வர நோட்டிஃபிகேஷன்லா வந்து எனக்கு ஏதாச்சும் முக்கியமா இருக்குமோ, வேல சார்ந்து ஏதாச்சு இருக்குமோ அப்படினு சொல்லிட்டு, அதுக்காகவே நா வந்து கவனம் அதில போகுங்க, போனா அங்கேயே 1, 15, 20 நிமிஷம் போயிருங்க ஈமெயில் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு.
சரி. ஓ! காலலையேவா? ம்.
ஆமாங்க. எனக்கு இப்போ ஒரு பழக்கம் என்னென்னு பாத்தீங்கணா, என்னோட தொழில்ல வந்து பொறுத்தவரைக்கும் 8 மணி நேரத்துல நான் வந்து பதில் குடுப்பேன்னு சொல்லி நான் அந்த ஒரு விஷயத்த நான் வெச்சுருக்குறேங்க, இலக்க. அதுனால நான் வந்து இரவு வந்து எப்டியும் 10, 11 மணிக்கு படுத்தாலும் சரி காலையில வர முடியுமோ அவ்வளோ நேரத்துல இப்ப 4 மணிக்கு எடுத்த அந்த பதில் குடுத்துட்டம்னா, எனக்கு இன்னும் ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், க நேரம் கிடைக்குங்க அடுத்த பதில் குடுக்குறக்கு. அதுனால நா அத அத ஒரு வாடிக்கையா வைச்சுட்டேங்க. ஆமாங்க <chuckles>
சரிங்க, ஆ. ஓ! பயன்படுத்தி தான் ஆகணும், உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ம்.
ஆமா. அது ஒரு வாடிக்கையா வெச்சுருக்கங்க. அதனால வந்து அந்த இது பாத்து முடிக்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருங்க. அங்க இருந்து வெளிய வரும்போது, இந்த Whatsapp அப்புறம் வந்து வேற எந்த செயலிலருந்து எதாச்சும் ஓரு நோட்டிபிகேஷன் வந்ததுனா, அதயும் போய் ஒரு எட்டு பாத்துரலாமே அப்டினு தோணும். <chuckles> அங்கெல்லாம் போய் பாத்தா, அங்கெல்லாம் எனக்கு தேவயில்லாத விஷயம் தான் இருக்கும். அது எதுவுமே வேலைக்கும் சம்மந்தமா இருக்காதுங்க.
ஆ. <laughs> ஓ! இந்த வீட்ல உள்ளவங்க, குடும்பத்தார்கள் அந்த மாதிரி?
அதெல்லாம் போய் ஒரு அதாவது பரவாயில்லங்க. எனக்கு அங்க இருந்து கூட வராதுங்க. யார்னே தெரியாது. முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் வந்து குரூப்ல சேத்து உட்டுருப்பாங்க. எதுக்கு சேத்தாங்கணு தெரியாது. எப்டி சேத்தாங்கணு தெரியாது அந் அ
நண்பர்கள் ஓ! <chuckles> ஆ. அது இன்னுமே நம்மளுக்கு கடுப்பாலா இருக்கும், நீங்க ஆ ஆசையா உள்ள போய் பாப்பீங்க. அது யாரோ, எவரோனா இன்னும் உங்களுக்கு கடுப்பா இருக்கும் காலலையே அதுவும். ம்.
ஆமாங்க, ஆமா. அப்புறம் அங்கருந்து வெளிய வரும்போது மணி 4.30 ஆயிருங்க. அதுக்கப்புறம் தான் போய் நம்ம வந்து <chuckles> மொதல் வேல பாத்ரூம் போறதுக்கே 4.30 ஆயிருங்க. எழுந்திருச்சதும் ஓரு 1/2 மணி நேரம் மூஞ்சியும் கூட கழுவாம உட்கார்ந்துட்டு பாத்துட்டு இருப்பேங்க.
<chuckles> ஆமா.
அப்புறம் 4 1/2 மேல தான். அதுக்கு அப்புறம் நம்ம தினந்தோறும் அன்றாட வேலைய எடுக்க ஆரம்பிப்பேன்.
ம். இப்ப வந்து அ இப்ப வந்து நம்ம வந்து பயணம் மேற்கொண்டுட்ருக்கோம். அப்போ அந்த நேரங்கள்ல வந்து அ நம்ம வந்து அப்ப பார்த்துக்கிட்டுருக்கோம்னு வைங்க. ஒரு டிவி பார்த்துட்ருக்கோம், தொலைபேசி பார்த்துருக்கோம். திடீர்னு அந்த மாரி அறிவிப்பு வருது. அப்போ வரப்போ அது வந்து நீங்க வந்து ஏதாது ஒரு வேலை முக்கியமான வேலையில இருந்தப்ப. அது வந்து நீங்க எடுத்து பார்ப்பீங்களா இல்ல அப்டியே விட்ருவீங்களா?
இப்போ சொல்லுங்க. ஆ. எனக்கு அது பார்க்குற பழக்கம் இருக்கத்தான் செய்யுதுங்க. வேற வழியில்ல. என்னோட வேலையே அங்க தான் இருக்குதுங்க. பார்க்குற பழக்கம் இருந்ததுங்க. அந்த பழக்கத்துனால எனக்கு வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் வேலை செய்யணும்னா. அந்த பார்க்குற பழக்கத்தினால 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 தடவ எடுத்துடுவேன். அதிலேயும் எனக்கு ஒரு 15 லேந்து 1/2 மணி நேரம், அதிலேயே காணாம போயிருவேன். காரணம் என்னனா பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு 2 நிமிஷம் தான். பார்த்துட்டு என்னுடைய வேலைய பார்த்தா முடிஞ்சிடும். ஆனா, நான் அங்கேயே நிக்காம சரி கொஞ்சம் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி. ஒரு YouTube பார்ப்போமோ, ஒரு Instagram பார்ப்போமோ. இந்த மாரி ஏதாது ஒரு செயலிக்கு போய்ட்டேனா அங்கேயே வந்து நம்ம நேரத்த வந்து க அங்கேயே நிறைய கடத்திடுவோம். சில நேரத்துல பார்த்தீன்னா 2 மணி நேரமா அங்கேயே உட்கார்ந்திருப்பேன். வேல ஒன்னு கூட ஓடியிருக்காது.
முக்கியமான வேலையில இருக்கிறாங்க. ஆ. <laughs> ஆ. ஆமாங்க. ரொம்பவே சரியா சொன்னீங்க. அதேமாரி, எனக்குமே இந்த மாரி அனுபவங்கள்லாம் நிறையவே இருந்திருக்கு. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஒரு பகுதி நேர வேலைமா தான் பார்த்துக்கிட்டுருக்கேன். அதோட இப்ப நம்ம அத பார்த்து முடிச்சிட்டோம்னா, அதுக்கான வந்து இந்த ரிசல்ட்டுன்னு இருக்கும் பாருங்க எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. வந்துச்சா? வந்துச்சா? வரலையா? வந்துச்சா? வரலையான்ட்டு. அதனால எ இத பார்க்க பார்க்க என்னோட அன்றாட வேலைகள். அதாவது, குடும்பத்தில் உள்ள அ வீட்டு வேலைகள் வந்து நிறையவே பாதிக்கப்பட்டிருக்குங்க. அப்டியே நான் அப்டியே பார்த்துட்டே அப்டியே உட்காந்துருவேன்னா. வீட்ல உள்ள வே இதர வேலைகள், என் பையனுக்கு ஒரு சில நேரத்தில என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறத கூட மறந்துருவேன். <chuckles> அந்த அளவுக்கு வந்து முழுகி இதுக்குள்ள போயிருவேன். அது எனக்கு ரொம்பவே கெடுதல்ன்னு தான் நினைச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தேன்னா, நான் வந்து இப்போலாம் டேட்டாவே ஆஃப் பண்ணி வச்சறது. அப்பப்போ, அ அப்புறம் இது வந்தா தானே நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த இதெல்லாம் வந்து பயன்படுத்தாம, எப்ப தேவையோ, அப்ப மட்டும் பயன்படுத்திட்டு வச்சறேன். இப்ப அந்த மாரி வந்து, நீங்க இப்ப ப வந்து இதனால நம்ம வந்து டைவர்ட் ஆகுறோம். அப்ப <swallows> அதனால வந்து நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு, எதாவது ஒரு விஷயங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
சரிங்க. கண்டிப் அய்யய்யோ! ஒ! சரிங்க. சரி. கண்டிப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கனா வந்து, டேட்டா வந்து நான் 1 நாளைக்கு வந்து 2 1/2 ஜிபி, 1 1/2 ஜிபி அந்த மாரி எந்த பேக்கும் நான் எடுக்க மாட்டேங்க. அதுக்கு பதிலா நான் வந்து வருடத்திற்கான பேக் எடுப்பங்க. அதில பார்த்தீங்கனா, மொத்தமாவே ஒரு 24, 25 ஜிபி தான் இப் பயன்படுத்தறுதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஆ. ஓஹோ! ம்.
அதுனால அதுனால எனக்கு வந்து தேவையில்லாம நெட் போடுறவங்க, அந்த ஆன்ல வைச்சுக்கிற வாய்ப்பு எனக்கு குறைஞ்சுரும். ஏனா, வைச்சிருந்த சீக்கிரமா ஒரு 1 வாரத்தில கூட தாக்கு பிடிக்காம அது தீர்ந்து போயுருங்க.
ஓ! பரவால இது ஒரு சுலபமான ஒரு வழியா இருக்கு.
<chuckles> ஆ. அதனால வந்து ஆமாங்க. இது சேமிப்பும் உங்களோட சேர்ந்து வந்துரும்ங்க.
ஆ. ஆமாமா. ரொம்பவே சரியா சொன்னீங்க. இப்ப ஒரு சில ம் சொல்லுங்க.
அதுனால. அ ஆமா சொல்லுங்க அதுனால என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜிபி கம்மியா இருக்கறனால நான் எப்ப தேவையோ அப்ப மட்டும் அந்த Net ஆன் பண்ணுவேன். மிச்ச நேரத்துல அத அனச்சு தான் வச்சிருப்பேங்க. ஆ. அந்த மாரி <chuckles> அந்த மாரி சூழ்நிலைனால எனக்கு வந்து, அ அத தொடர்ந்து அது அ மணி அடிச்சிட்டுருக்காது. ஆனா, நான் வந்து என்ன பண்ணுவனா, நான் எப்போவலாம் அந்த தொலைபேசி இருக்குற இடத்துக்கு நான் பக்கத்துல போறனோ, அப்பலாம் எடுத்து ஒரு எட்டு பார்த்தலாமே என்னாச்சு வந்திருக்காதுன்னு சொல்ட்டு அப்பப்போ Net ஆன் பண்ணி பார்ப்பேங்க. இது எனக்கு
ஓ! நல்ல விஷயங்க. ம். <chuckles> ஓ! அதுதாங்க. இப்ப நம்ம வந்து அத பயன்படுத்தாட்டி, அப்டியே நம்ம கைய நடுங்குற மாரி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படா போய் எடுப்போம்? எப்படா எடுப்போம்? அப்டின்ற மாரி தான், நம்ப அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுட்டோம்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப அ அதேமாரி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எதாது ஒரு குடும்ப விழா எதாது நடக்குது. எ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழாவோ, திருமண விழாவோ, இந்த மாரி பண்டிகை விழாவோ இருக்குறப்ப, அப்ப அந்த நோர நேரங்கள்ல வந்து நீங்க அதிகமா வந்து, அந்த பண்டிகையில வந்து முக்கியத்துவம் குடுக்காம இந்த மாரி, அ தொலைபேசியில வந்து அதிக நேரம் செலவிடுவீங்களா? இல்ல எப்டி? அத பத்தி சொல்ல முடியுமா?
ஆமாங்க. கண்டிப்பாங்க. முக்காவாசி நேரம் அப்டிதான் நடக்குங்க. நம்ம ச அந்த விஷயத்துல தாங்க. அதா தொலைபேசியில தான் நம்ம நேரம் இருக்குங்க. ஆனா, எப்டியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல்ல வந்து, நான் வந்து அந்த விழாக்கள்தான் நான் முதல்ல உரிம குடுத்து அங்க பார்த்துட்டு இருப்பேங்க. ஆனா, அங்க நம்மளுக்கு எந்த வேலையும் இல்ல. நம்ம அங்க <chuckles> சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கிறோம்னு போது, சரி அப்புறம் என்ன தொலைபேசி எடுத்து பார்த்துட்டுருப்போமே. இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம். யார்ட்டயும் பேசாம சும்மா உட்காந்துருக்கும்போது ஒரு மாரி ஆ நம்மளுக்கே ஒரு
ஆ. ம். <chuckles> ஆமா. நம்மளுக்கே போர் அடிக்கிற மாரி இருக்கும்.
ஆமாங்க. அதுனால சரின்னு சொல்லி தொலைபேசி எடுத்து அப்போ தான் நான் பார்த்துட்டு இருப்பேங்க. என்னட்ட இந்த க பழக்கம் எப்டின்னு பார்த்தீங்கன்னா, தொலைபேசி வந்து பக்கத்துல இருந்தா, நம்ம ஏதாச்சு எடுத்து நோண்டுவோம். அதுக்கு பதிலா என்ன விட்டு ஒ ஒரு 20 அடி இல்லனா, ஒரு 50 அடி தள்ளி தான் வச்சிருப்பாங்க. அதுனால நான் அத எடுத்து நோண்ட்ற வேலைங்கிறது, என்னைய ஆரம்பத்துல இருந்து என்னைய கட்டுப்படுத்திட்டங்க அந்த விஷயத்துல.
ஆ. ஓ! பரவால்லங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நீங்க மட்டும் தான் இப்டியா? இல்ல உங்க குடும்பத்லயும் வந்து இந்த மாதிரி கட்டு கோட்பாடாதான் இருக்காங்களா? இல்ல எப்டி?
எல்லாருமே இப்டி தாங்க. <chuckles> எல்லாருமே இப்டி தாங்க. மொதல்லேருந்து தொலைபேசிய வந்து தூரமா வச்சு தான் பழகுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மொதல்லேருந்து ஃபோன் ஒயர் ஃபோன் இருக்குங்க, அந்த ஃபோன தொலைபேசி எடுக்கும்போது நம்ம வந்து அது ஏதோ ஒரு எடத்துல இருக்கும்ங்க, நம்ம நம் அந்த சத்தம் கேட்டன்னா அங்கே போய் தான் எடுத்து பேச முடியும். அங்கேருந்து எடுத்துட்டு வர முடியாதுங். ஸோ அதே பழக்கத்த வந்து இந்த தொலைபேசிக்குமே நம்ம வந்து ஃபோனுக்கு நான் அப்டியே வ கொண்டு வந்துட்டோங்க.
ஆமாமா. ம். ஓ! பரவால்லங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதான் இப்ப தான் நான் வந்து இது மாதிரி கேள்விப்பட்றேன். அது எல்லாம் வந்து இப்ப இந்த இரவு நேரங்கள்ல கூட பாருங்க, இந்த படுக்க போறதுக்கு முன்னாடி, ஒரு 1/2 மணி நேரமும் நேரமும், 1 மணி நேரமோ, அத பார்த்தா தான் இப்ப வந்து தூங்குற அளவுக்கு நெலமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டோம். அப்டி மாறிருச்சு நம்ம காலகட்டங்கள். ஆனா வந்து நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, நாங்க என்னதான் வந்து நாங்க உறங்க போற நேரமா இருந்தாலும் கூட, அது ரொம்ப நேரம் தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நாங்க வச்சுப்போம். அது ஒரு நல்ல பழக்கம்னு நான் வந்து நெனைக்கிறேன். இப்ப வந்து ம். இப்ப அந்த ஃபோன்லயே வந்து இப்ப நெறைய வந்து வசதிகள்லாம் வந்துருச்சு பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து இந்த மொர்க் ஒர்க் மோடு இந்த டு நாட் டிஸ்டர்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அந்த மொபைல்ல. ஏன்னா வந்து இப்ப நானுமே வந்து இந்த இப்ப நான் வேலை பார்க்குற நேரங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோன் கீனுன்னு வந்துச்சுனா வச்சுக்கோங்க, நம்மளோட ஒர்க்க வந்து அது வந்து பாதிக்கும். அதனால வந்து நான் என்னதான் அந்த ஒர்க் மோடு ன்னு சொல்லிட்டு இந்த டு நாட் டிஸ்டப் நம்ம வந்து அத போட்டு வச்சிட்டோம்னா, அந்த இந்த அறி அறிவிப்புகள் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வராது. அந்த மாரி நீங்க எதுவும் பயன்படுத்திருக்கீங்களா?
ம். கண்டிப்பாங்க. ஆமாங்க. அத நா வந்து பயன்படுத்திருக்கே. அந்த மாரி எப்படினு பார்த்தீங்கனா, அந்த Youtube வந்து பாக்கிற தளத்த வந்து எத்தன மணி நேர பாக்கலானு சொல்ட்டு, அத கட்டுப்படுத்தலாங்க. அந்த இது மரி பயன்படுத்தி இருக்கேங்க. இந்த டோ நாட் டிஸ்டப்ங்கிற மோட வந்து நா பெரிய அளவுக்கு பயன்படுத்தல. எங்கேயாச்சு வந்து முக்கியமான எடத்தில இருக்கும்போது, அங்க சத்தம் வரக்கூடாதுனு சொல்வாங்க. அந்த மாரி இடத்தில மட்டு அத பயன்படுத்திருக்கே. மத்த இடத்தில எனக்கு அது பெருசா தேவப்படலினங்க. ஏன நா வந்து முதல்ல இருந்து நெட்ட ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறனாலே. அதுல பெருசா எனக்கு எந்த உபத்திரமும் இல்லங்க.எப்ப நானா வேணுனு சொல்ட்டு போய் ஆன் பண்ணினாலும், அங்க தா எனக்கு பிரச்சன வருதுங்க. அதனா, அதனால என்ன பண்ணுவேன்னா, முக்காவாசி செயலிய வந்து என்னுடைய போன்ல இருந்து எடுத்துட்டேங்க. அது எதுக்கு தேவயில்லாம இருக்குனு சொல்ட்டு. என் போன்ல பார்த்தீங்கனா, ஒரு கேம் இருக்காது. வேற எந்த Youtube தவிர, வேற எந்த செயலியிலுமே இருக்காது. எல்லாமே பதிவிறக்கம் பண்ணிடேங்க. அதாவது, பதிவிறக்கம் பண்ணது எல்லா ரிமூவ் பண்ணிடேங்க.
ஆ. ஆமா. ஓ. ஓ அப்ப வந்து அ நீங்க அப்ப வந்து என்ன வேலைக்கு மட்டு தான் வந்து இந்த இத வந்து பயன்படுத்துனீங்கன்னு சொல்றீங்க. வேலைக்கா இருக்கட்டு குடும்ப இதுக்காரணம். ஆனா வந்து மத்தவங்க மத்தவங்க பண்ணுறத பத்தி உங்களுக்கு எதுவும் ஆசைகள் எதுவும் வரலையா? ஆம் ம்.
ஆமாங்க. இல்லங்க அது, அதனுடைய விளைவுகள் எனக்கு தெரியுங்க என்ன பார்த்தீங்கனா, என்னுடைய சம்பாத்தீயம் பார்த்தீங்க எப்படினா, என்னுடைய ஒரு ஒரு மணி நேரத்திற்கு வந்து மதிப்பு இருக்குதுங்க. நா அந்த வேலைய ஒரு மணி நேரத்தில செஞ்சனா எனக்கு பணம் வரும். அப்படி செய்யலனா எனக்கு பணம் வராதுங்க.
ஓ! பரவால்லங்க. நல்ல ஒரு விஷயம் இந்த மாரி இந்த மாரி எல்லாருமே நடந்துக்கிட்டாங்கனா கூட நம்மளுக்கு வந்து நெறய விஷயங்கள் நல்லதாவே நடக்கும். இப்ப நீங்க அதே மாரி தான் சொல்கிறீங்க. என்ன ஒரு ஒரு நிமிஷமே வந்து எனக்கு வந்து வ காசு. அத வந்து நான் வேறு விதமா வந்து கவனத்த திருப்பி பண்ணேன்னா அது என்னோட காசு. எனக்கு தான் இழப்பு. அப்படின்ற மாரி ரொம்ப அழகாவே வந்து சொன்னீங்க.
ம். ஆமாங்க.
ஆ இந்த ஆ இப்ப மத்த விஷயங்கள் எதுவும் நீங்க வந்து இப்ப இந்த ஆ நீங்க சொன்ன மாரி நீங்க சொன்னீங்களே முன்னாடி வாட்ஸ்சப் குழுக்கள்லாம் இருக்கும். அதுலலாம் நெறய மெசேஜா வரும் அத வந்து நான் பார்ப்பேன், ஒரு சில நேரத்துல வந்து தெரியாதவங்க தான் பண்ணுவாங்க. அதே குடும்ப ஒரு வாட்ஸ்சப் குழுவலாம் இருக்கும் பாத்தீங்களா. அதுக்கும் இல்லாட்டி வேலைக்கு வேலைக்கு நீங்க கண்டிப்பா அது வந்து நீங்க என்ன சொல்றது சரி பாத்துதான் ஆகணும் அதுக்கான ரிப்ளே மெசேஜ் போட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி வந்து இருக்கும்ல அது எந்த நேரத்துல வேணா இருக்குன்ற மாரி நீங்க சொன்னீங்க, 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாரி அந்த மாரி இப்போ வந்து இருந்துச்சுன்னா அது வந்து உங்களால தவிர்த்துக்க முடியாதே. அப்ப நீங்க அந்த டேட்டா ஆஃப் பண்ணி வைக்குறேன் அப்படின்ற மாரிலாம் சொன்னீங்கல்ல அது அது வந்து உங்களுக்கு பாதிப்படையாதா?
ஆமா. ஆமாங்க. இல்லைங்க, நான் தான் வந்து 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து, எப்படியும் தொலைபேசிய வந்து 8 மணி நேரம் தேவைப்படாதுங்க. நைட் தூங்கினா மட்டும் தான் அது 8 மணிநேரம் எனக்கு தேவைப்படுங்க. மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிநேரம், 2 மணி நேரத்துக்கு ஒருக்கலாம் நான் எப்டியும் தொலைபேசிய வந்து கையில எடுத்துருவேன். அதேமாதிரி அந்த தொலைபேசிய எடுக்காத நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கணினி முன்னால தான் உட்காந்துட்டு இருப்பேங்க. அந்த கணினியில வந்து அவங்க எந்த தகவல் வந்தாலும், கண்டிப்பா எனக்கு கணினி மூலமா அது தெரிஞ்சிட போகுதுங்க. ஏன்னா என்னோட க்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில மெசேஜ் பண்ணுறதுங்கிறது அவங்க ரொம்ப, ரொம்ப அபூர்வமா தான் பண்ணுவாங்க. அது முக்காவாசி வந்து ஈமெயில் அப்டித்தான் வரும்ங்க.
ம். சரி, சரி. அ இதுவும் அ ஒரு நல்ல விஷயம்தாங்க. இப்ப இந்த உங்க வேலையிலேயே வந்து இப்ப சோர்வா ஆயிட்டிங்க இல்லாட்டி என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அப்போ அந்த மாதிரி நேரங்களில கண்டிப்பா நம்மளுக்கு ஓய்வு வேணும். அப்போ இந்த ஓய்வு நேரத்தில நம்ம கண்டிப்பா இந்த மாதிரியான, இந்த யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு சாதாரணமா எல்லா மனிதர்களுக்கும் தோணும்ல? அந்த மாதிரி இருக்கிறப்போ, நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க? ஃபோன்ன யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல எப்டி?
ஆமா. யூட்யூப் பார்க்கணும்னா, எனக்கு வந்து 2 விஷயம்ங்க. 1 வந்து கம்ப்யூட்டர்ல அதாவது கணினியிலேயே பார்ப்பேன்ங்க. இல்லைனா வந்து தொலைக்காட்சியில போய் பார்ப்பேங்க.
ஓ! பரவால்லங்க. <laughs>
ஆனா, இதில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கணினியில தான் வேல செய்றதுனால அதிலேயே பார்க்கறேன்னு சொல்லிட்டு, எனக்கு அங்கே நேரம் வீணாகுதுன்னு தெரிஞ்சனால, நான் வந்து அதில கணினியில் வந்து அதில க பொருத்தப்பட்டு இருக்க வந்து இந்த ஸ்பீக்கர்ங்கிறதையோ இல்லைனா, ஹெட்போன் இந்த 2 விஷயத்தையும் வந்து முக்கால்வாசி நேரம் அதை அனைச்சு தான் வச்சிருப்பேங்க. அதனால வந்து அங்கேயே என் நேரத்த எவ்வளோ முடியுமோ அங்கே சே சேமிக்க தான் பார்ப்பேன். ஆனா எப்டி பார்த்தாலும் ஒரு நாள்ல வந்து 1 மணி நேரத்தில, 1/2 மணி நேரத்திலேருந்து 1 மணிநேரம் இந்த யூட்யூப்க்காகவே செலவு பண்ணிர்றேனுங்க. அதாவது இந்த கணினி மூலமா. இதே தொலைக்காட்சிக்கு போச்சுனா, அது வந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட அது இழுத்துறுதுங்க.
<laughs> ரொம்பவே சரியா சொன்னீங்க, நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து இந்த இந்த ஃபோன்ல வர்ற அறி -அறிவிப்புகள் வந்து என்னோட கவனத்தை எப்டி, எப்டிலாம் திசை திருப்புது? அது எப்டிலாம் நான் திசை திருப்பாம நான் எந்த அளவுக்கு வந்து, அத வந்து நான் கண்ட்ரோல்லா கொண்டு வந்துட்ருக்கேன்? இந்த ஒரு விஷயம் சொன்னீங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. "என்னோட ஒவ்வொரு மணி நேரமும் வந்து அது எனக்கு வந்து வே நான் சே நல்ல விதமா செலவிட்டா அது வந்து எனக்கு பணம். இல்லனா அது வந்து என்னோட லாஸ்" அப்டின்ற மாதிரி ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. அது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம நினைச்சு, இந்த மாதிரி பண்ணோம்னா, அது கண்டிப்பா நம்ம எல்லார் வா வாழ்க்கைக்கும் நல்லது. நம்மளும் மேம்பட்டு போயிட்டுருப்போம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. உங்கள்ட்டருந்து பேசினதில. உங்கள்ட்ட பேசினது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி.
மிக்க மகிழ்ச்சிங்க.